கண்டிப்பா. அதாவது, உங்கள திட்டுறது மூலியமா, அவர் ஏதோ சாதன படைச்ச மாதிரி அப்பா, இவன ஒரு நாலு வார்த்தையாவது மனசார திட்டிட்டோம். இது ஒரு சந்தோஷம், ஒரு அப்படிங்கிற ஒரு அல்ப்ப சந்தோஷத்துக்காக, உங்க மனச வந்து கிழிச்சிட்டு போய்ட்டாரு.
அ. ஆமா. நீங்க அங்க தான் வந்து, அங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்க வந்து எப்போமே, நான் என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. இப்ப நீங்க பார்த்து என்னை வந்து நீங்க ஏளனமா பேசிட்டீங்க அப்டினா, என் முகம் வந்து இருகாது. என் மனம் கலங்குவது போல் நான் காட்டிக் கொள்ள மாட்டேன். நான் சிரிக்க கூட மாட்டேன். நீங்க சொன்னது அனைத்தையும் என் காதில் வாங்கி போட்டுக்கொண்டேன் என்பதை கூட நான் காட்டிக்க மாட்டேன். அதுவே நான் உங்களுக்கு குடுக்கிற "மரண அடி".
ம். ம். ம். கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. மரணடி, தண்டனை. அதுவே பெரிய தண்டனை, உண்மையிலேயே.
ஆமா, நான் உங்களுக்கு குடுக்கிற தண்டனை. நீங்க வந்து என்ன நீ ஒரு 5 நிமிஷம் பார்க்கிறீங்க. நீங்க சொ சொ சொந்தக்காரன்னு சொல்கிறீங்க. ஒரு வருடத்திற்கு ஒரு தடவ கூட நான் உங்கள பார்த்ததில்ல. வந்த உடனே அட்வைஸ் மழை, அறிவுரை மழை. நீங்க உங்களுடைய நோக்கம் அப்ப என்னவா இருக்கும்? என்னைய எந்த வகையிலும் எனக்கு நல்லது செய்யாத நீங்க வந்து என்னைக்கோ ஒரு நாள், 5 வருடத்திற்கு பிறகு என்னை சந்திக்கிற பொழுது, அப்டினு பார்த்தா அறிவுரை எப்டி? உருகிற மாரி நீங்க நடிக்கிறது என்னத்துக்கு? அப்ப என்ன அப்டினா, நீங்க வந்து ம் சமய சந்தர்ப்பவாதியாக தான் நான் பார்க்கிறேன்.
ஆ. கண்டிப்பா. ஆமா, ஆமா. ஆமா, உருகிற மாரி இருக்காது அது, நமக்கு அடிக்கிற மாரி இருக்கும் அறிவுரை. <chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா.
அ, அப்போ நான் ஏன் வந்து உங்களுக்கு நான் ஏன் ஈல்ட் ஆகணும்னு நான் கேட்கிறேன். அந்த நேரத்தில நீங்
ஆமா, நீங்க செ நீங்க செ கண்டிப்பா.